அது, அ ஃபர்ஸ்ட்லாம் மட்டன் குழம்பு மாரி செய்வாங்க, அது எனக்குப் பிடிக்காது. எங்க ஊர்ல மட்டன் சுக்கா தான் ஃபேமஸ்சே. அப்டின்னும் போது, அ ஊருக்கு படிப்பெல்லாம் முடிஞ்சு ஊருக்குப் போம் போது, அத சாப்ட்டு, சாப்ட்டு அப்டியே பழகிப் போச்சு. <chuckles> ஆமா. <chuckles>
ஆ. பழகி போச்சா? சரி நல்லது. அப்புறம் நா எங்க வீட்லயும் அதே மாரிதான், நல்லா சாப்பிட்டுருவாங்க. நான் வந்து சாப்பிட மாட்டேன். சரின்னுட்டு எனக்கு வந்து, அந்த நண்டு கிரேவி அந்த சூடா வச்சிட்டு, அ இறா ஆ இறா இறாவ வச்சிட்டு, அந்த இறாவ வந்து கொஞ்சம் லேசா ஃப்ரை மாரி செமி கிரே கிரே டிரை மாரி செஞ்சிருப்பாங்க. அத தொட்டுட்டு சாப்பிடலாம். ரசம் ரசம் கண்டிப்பா வேணும். அப்புறம் அடுத்த அட் சேம் டைம்ல, இதுல கொஞ்சம் தயிர் வச்சிருப்பாங்க. இதெல்லாம் எடுத்து வச்சிட்டு, அப்டி நிதானமா ஒரு 1/2 மணி நேரம் சாப்பிடணும். மெதுவா சாப்பிட்டு அப்பதான், ஏன்னா மத்த நாளெல்லாம் அவதி, அவதியா ஒரு வேகமா சாப்பிட்டுட்டு போவோம் நம்ம.
அ, சரிங்க. சரி. இறா, ம். ஆமா, ஆமா. அ, சரிங்க, சரிங்க. ம்ஹ்ம். ஓ, சரிங்க, சரிங்க. சாப்பிட்டு. கண்டிப்பா, கண்டிப்பா. வேலை இருக்கும், அது பிரச்சனை, இது பிரச்சனை. நம்மளுக்கான நேரம்.
அன்னைக்கு 1 நாள் வந்துட்டு, நிதானமா அப்ப அப்ப அந்த 3 எபிசோட் பார்த்து முடிச்சிருப்பேன். நான் டக்குன்னு ஆஃப் பண்ணிருவேன் டிவி எல்லாத்தையும் ஆஃப் பண்ட்டு, கப்புன்னு உட்கார்ந்துட்டு ஒன்லி சாப்பாடு மேல மட்டும் கவனம் செலுத்தணும்.
ஆ, சரி. ஓ, சரி சரி சரி. அத ருசிச்சு ரசிச்சு நீங்க அத பார்த்துப் பார்த்து அத அப்டியே சாப்பிடணும், அப்டீன்ற மாரி. <chuckles>
ஆ, ஆமாம்மா. அப்ப அந்த ஓய்வு நாளோட அம்சம் அங்கதான், அந்த அதனுடைய மகிம தெரியும் ஓய்வுல இருக்கோம் அப்டின்னு சொல்லி. பரிபூரண ஓய்வு அதுதான், என்னப் பொறுத்தவரைக்கும். என்னா! அத வந்து அப்டியே சாப்பிட்டுட்டு, அந்த நண்டுலாம் வந்து கொஞ்சம் நல்ல நண்டாதான் வாங்குவேன். கொஞ்சம் கா வில போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெரிய, பெரிய நண்டாதான் வாங்குவேன் நானு அந்த. அதுலதான் வந்து சதைலாம் நறைய உள்ள இருக்கும். உள்ள கலர்ல ஒயிட் கலர்ல ஒண்ணு கிடைக்கும்.
ஆ, பிரதிபலிப்பு அங்க தான், தெரியுது. <chuckles> ஆ, கண்டிப்பா, கண்டிப்பாங்க. அ. ம். ஓ. சேரிங்க. சே சேரிங்க, சேரிங்க. ஆமா, கண்டிப்பா. ஆமா, கண்டிப்பா, கண்டிப்பா.
அது வந்து செம டேஸ்ட்டா இருக்கும். அதனால, அந்த நண்ட வந்து வாங்கிட்டு அத உடைச்சு உடைச்சு எடுத்து அப்டி மெதுவா ஒண்ணொண்ணா ரசிச்சு சாப்பிடுறப்ப அதுல கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனாலதான் நான் 1/2 மணி நேரத்துக்கு மேல சாப்பிடுவேன். நண்டுலாம் சாப்பிட்டா 3/4 மணி நேரம் கூட போகும் சாப்பட் அப்ப வந்து மெதுவா சாப்பிட்டுட்டு
ஆமா, ம். அ ஓ, புரியுது, புரியுது. ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா.
அத முடிக்கிறப்ப வந்து, எப்டியும் ஒரு 3/4 மணி நேரம் ஆயிடும். ஆ கிளீன்னா சாப்பிட்டு முடிச்சோம்ன்னா, அப்பாடி! அப்டின்னு இருக்கும். உடனேரா
ஆ, கண்டிப்பா. ஆ. ஒரு தூக்கமா, அடுத்து இல்லனா சீரிஸ்ஸா கன்டினியூ பண்றதா?

ஆஹா, சீரிஸ்ல்லாம் கன்டினியூ கெடையாது. அப்புறம் அப்போ அப்போதைக்கு வந்து, சாப்ட்டோம்ன்னா அப்டியே ஒரு மாரி மயக்கம் வரும் பாருங்க. அதான், அது வர்றதுக்காகதான் மெதுவா சாப்பிடுறது. அப்டி ஒரு மாரி கெரக்கமா இருக்கும் இல்லையா? அப்புறம் வந்து உக்காந்துட்டு, கொஞ்ச நேரம் பேசிட்டு இருப்போம். அ எங்க வீட்டுல என்ன பண்ணுவாங்க? "சாப்ட்டோன்ன அந்த வெத்தலைய போடுங்க. அப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்ப வந்து கொஞ்சம் டைஜெஸ்ஸன்லாம் நல்லா வரும்" அப்டின்னு சொல்ட்டு எனக்குக் கொஞ்சூண்டு ஒரே 1 வெத்தல மட்டும் குடுப்பாங்க. வெத்தலையில கொஞ்சம் அந்தப் பாக்கு இந்த மாரில்லாம் வச்சு குடுப்பாங்க. அ அந்த ஒரு சின்ன, அவுங்க ஒரு மசால் மாரி ஏதோ ஒண்ணு வச்சிருப்பாங்க. அது எனக்கு இதுவரைக்கும் தெரியாது. ஆனா சாப்பிடுவேன் நல்லா. அதக் குடுத்தாங்கன்னா, எடுத்து வாயில போட்டேன்னா, நல்ல டைஜெஸ்ஸன் ஆகும். ஒரு அப்புறம் ஒரு 20 நிமிஷம் அப்டியே உக்காந்துட்டு, பேசிட்டு இருப்போம். கரெக்ட்டா 20வது நிமிஷம் மறுபடியும் இப்டியே போயிட்டு அ தூங்கப் போவேன். போனா, ஒரு 2 1/2 மணி நேரம், மதியம் வந்து ஒரு இர ஒரு 5, 5 1/2 மணி வரைக்கும் நல்ல தூக்கம். அப்புறம் எழுந்து, அப்டியே நிதானமா வெளிய போயிட்டு, அப்டியே ஒரு சின்னதா ஒரு 100 மீட்டர் வாக்கு, வாக் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தேன்னா, டீ சாப்பிடுவேன். அப்புறம் அன்னைக்கு மறுபடியும், அ இரவு வந்து, வேற, அவுங்க வழக்கமா வீட்ல ஓடுற டிவி சீரியல் எதா ஓடும். அதப் பாப்பேன்.
<chuckles> <chuckles> ஆ, புரியுது, புரியுது. ம். ஓ, சரிங்க. ஓ, சரிங்க. சரிங்க. அ, சரிங்க, சரி. ஓ, சரிங்க, சரிங்க. ஓ, சரி. <chuckles> கண்டிப்பா, கண்டிப்பா. ம். சரிங்க, சரிங்க. ஒரு நல்ல தொ கண் சரிங்க. சரி. ஆ சரிங்க. ச அவ்வளதான் வெப் சீரிஸ் அதோட முடிஞ்சிருச்சாங்க?
ஆ, வெப் சீரிஸ் அதோட முடிஞ்சிருச்சு. அன்னைக்கு மறுபடியும், நைட்டு ஒரு 8 மணிக்கு, வெப் சீரிஸ் இன்னொரு 3 எப்பிசோடு ஓட்டுவேன்.
அ. <chuckles> ஓ, சரிங்க, சரிங்க.
ஓ வெப் சீரிஸ் ஓட்னேன்னா, அ நைட்டு ஒரு 9.30 மணிக்கு மறுபடியும் லேசான டிஃபன் சாப்பிடுவேன். தோச, இந்த மாரி லைட் டிஃபன் தான். சாப்ட்டேன்னா, அன்னைக்கு ஓய்வு நாள் முடிஞ்சது. திருப்தியா அன்னைக்கு நாள் முடிஞ்சது. இந்த ஓய்வு எடுக்கறதுனால பலன் என்னான்னா, அந்த வாரம் முழுக்க நம்ம ஓடி, ஓடி அ டயர்ட் ஆனது எல்லாமே, இந்த 1 நாள் செயல்கள்னால எனக்குக் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். அது ஒரு பரிபூரணமா,
ஓ, சரிங்க, சரிங்க. ஆ. ஓ, சரி, சரி. மயில்டா, ம். ஆ. கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பா. அடுத்த வாரத்துக்கும் அது புத்துணர்ச்சி குடுக்கற மாரி இருக்கும். அ அ அதே தான், அதான். ரொம்பவே நீங்க அழகா சொன்னீங்கண்ணு தான் சொல்லலாம். அதாவது, ஒரு நல்ல ஓய்வு எடுக்கணும்னா, அது எப்டின்றது உங்ககிட்ட இருந்து தான் கத்துக்கணும்னு நெனைக்கிறேன். இது ஒரு சாப்பாடு விஷயமா இருந்தாலும், அதை ருசிச்சு, ரசிச்சு சாப்பிடக்கூடிய நாளா, அந்த ஓய்வு நாள் மட்டும்தான் நம்மளுக்கு நீங்கச் சொன்ன மாரி கெடைக்கும். அ உங்கட்ட பேசறது ரொம்பவே மகிழ்ச்சியா இருந்துச்சுங்க. நன்றி!
ஆமா, அதே தான்.

ஓ! சரி. கே மார்னிங் ப்ரேக் ஃபாஸ்ட்கே, அதுதான் எடுக்குற மாரி. ஆ சரி, சரி. <laughs> ஆமா, ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா.
ஆமாம்மா, அது எல்லாத்தையும் ஒரே நேரத்துல சாப்பிட முடியாது என்னால. அ. ஆ அது மாரி இன்ட்ரெஸ்ட்டும் போயிடும்ல்ல. அப்ப அதனால நா என்ன பண்ணுவேன் அ.
ஆமா, ஆமாங்க. சாப்பிடக்கூடிய அ எல்லாத்தையும் எது சாப்பிடுறது? எத நல்லா விரும்பி சாப்பிடுறதுன்ற மாரியா?
அப்ப அந்த ஒரு குழப்பம் வரும். இன்ட்ரெஸ்ட்டும் போயிடும். அதனால வந்து அ நா வந்து இந்தப் பள்ளிப்பாளையம் சிக்கன வந்து ஒரு 2 இட்லி சூடா குடுத்துட்டாங்கன்னா, இத வச்சு அ அழகா அத வந்து ஒரு 9 அந்த வந்த ஒன்ன செஞ்சிருவாங்க. எல்லாம் ரெடியா வச்சிருப்பாங்க. ஒரு 9:00 மணிக்கு குடுத்தோன்ன, ஒரு 9:45 போலல்லாம் செஞ்சிருவாங்க. நா ஒரு அந்த 1 எ 1 எபிசோட் முடியறதுங்காட்டி எனக்கு வந்துரும். அது டிஃபனு காலையிலே சாப்பிட்டுருவேன். அது வந்து பள்ளிப்பாளையம் சிக்கன வச்சு ஒரு 2 இட்லிய சாப்பிட்டேன்னா, அப்படியே அடுத்து ஒரு 3- 3ஆவது எபிசோட் முடியறதுங்காட்டியும், அ மு அடுத்தது வந்து லஞ்ச் ரெடி பண்ணிடுவாங்க. சும்மா இந்த 2 இட்லிங்கிறது, அந்தப் பள்ளிப்பாளையம் சிக்கன் சாப்பிடுறதுக்காக. ஆ
ஆமா, ஆமாங்க. ஓ, சரிங்க. ஆ புரியுது, புரியுதுங்க. ஓ, சரிங்க, சரிங்க. ஓ, சரிங்க, சரிங்க. ஆ சரிங்க. லஞ்ச் ரெடி ஆயிடும். ஓ! அதாவது இந்த அ டேஸ்ட்டுக்காக, அந்தப் பள்ளிப்பாளைய சிக்கன தனியா சாப்பிட கூடாதுன்றதுக்காக, 2 இட்லி. ஆ புரியுதுங்க.
அதுதான். அதுதான் அதுதான், அதேதான். அப்ப வந்து என்ன ஆகும், லஞ்ச்ச வந்து ரெடி பண்ணிடுவாங்க. சாப்பாடு, அப்பறம் வந்து நமக்குப் புடிச்ச அந்த நண்டு கிரேவி, அ இது பக்காவா ரெடி ஆயி வந்துரும். இறால் கொஞ்சம், அந்த கொஞ்சம் ஃப்ரை பண்ணி குடுத்துருவாங்க.
கண்டிப்பா, கண்டிப் ஆ சரிங்க, சரிங்க. ஓ, சரிங்க சரிங்க. ஆ. நீங்க எதுவும் உதவிலாம் பண்ண மாட்டீங்களா? வாங்கி குடுக்கறதோட அவ்வளோ தான் முடிஞ்சுச்சு நம்ப ஓய்வு. <laughs> கண்டிப்பா, கண்டிப்பா.
அந்த மட்டன் வாங்கிட்டு வந்திருப்பேன். நால்லாம் ஓய்வுல இருக்கன்னே அத ஃபுல்லா சீரியல் சீரிஸ் பாத்துட்டு. என்ன அன்னைக்கு என்னைய வேல வாங்குனா நா சும்மா இருப்பனா? நா கூட எப்படி செய்வேன்? வாங்கிட்டு வந்து குடுக்கறது
<laughs> இல்லங்க அவுங்க வேல வாங்குறதுக்குன்னு இல்ல. இப்ப நம்பளையுமே கொஞ்சம் ஓய்வுல இருந்தா கொஞ்சம் நம்பளுக்கு ஆ ஓய்வு மட்டுந்தான். ஆ ஆஹ்.
அ. இல்ல, இல்ல ஓய்வுல இருந்தா, நீங்க சொல்றது எனக்கு புரியுது. வீட்டுல காய்கறி, வெங்காயம் நறுக்கிறது நா அப்படி ஆள் கிடையாது. எனக்கு வந்து அந்த மாரி பழக்கம் இல்ல. <laughs> எனக்கு ஓய்வுன்னா, என்னுடைய மைண்ட்செட் என்னன்னா டிவி பாக்கணும், ஃப்ரீயா இருக்கணும், நல்லா சாப்புடணும், அப்படி உக்காந்து இருக்கணும், அப்படி.
ஓ சரிங்க, சரிங்க. <laughs> ஓய்வு. ம் சரி, ச ம் சரி, ச ஆ புரியுது, புரியுது. <laughs>
ஆ அந்த மாதிரி ஓய்வு என்னோடது. சரின்னுட்டு, நா வந்து அ இந்த ஒரு 3 எபிசோட் முடியறப்ப வந்து, கொஞ்சம் ரெடி ஆயிடும். இந்த லஞ்ச் இதெல்லாம். லஞ்ச் ரெடி ஆச்சுன்னா, அ நா வந்து இந்த நண்டு அந்த ஸ்மெல் வந்த ஒன்னமே, எனக்கு லஞ்ச் ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்ட்டு ஒரு மாதிரி தெரிஞ்சிரும். ம். அது தெரிஞ்சிருச்சுன்னா, மைண்டு கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆயிடும். "அடுத்து சரிறா, சாப்பிட போறோம்." அப்படீன்னு சொல்லிட்டு, அன்னைக்கு ஓய்வுல சாப்பிடறதுக்கு ரெடி ஆயிடும். அப்புறமா வந்து அவங்க வந்து கொண்டு வந்து தருவாங்க. அந்த நீங்க ஒண்ணுக்கு இன்னொன்னு இன்னொரு விஷயத்த மறந்து இருக்கலாம். அந்த இது இருக்குல்லையா? மட்டன் வாங்கிட்டு வந்திருப்பேன். ஆனா மட்டன் வந்து என்கிட்ட வரக் கூடாது. எனக்கு அது பிடிக்காது.
<laughs> சரிங்க, சரிங்க. ஆ சரிங்க, சரிங்க. தெரிஞ்சுரும். ம் சீரியஸ் பார்க்குறதுலருந்து கெளம்பிருவோம் அப்படியே வீ <laughs> ஆ. கண்டிப்பா, கண்டிப் ஆ. ஆமா. <laughs> அச்சச்சோ! என்னங்க மட்டனை பிடிக்காதுன்ட்டீங்க!
பிடிக்கா மட்டன் வந்து எதுக்குன்னா, எங்க வீட்டுல இருக்கவங்க சாப்பிடுறதுக்காக. அத அவுங்க சாப்பிடணும்.
ஓ! சரி, சரி. உங்களுக்கான விருப்பம் ஒண்ணு, அவங்களுக்கான விருப்பத்துக்கு அவங்களுக்கு. ஆ.
ஆமா. அவுங்களுக்கு குடுத்துருவேன். எனக்குக் கிட்ட எனக்கு வந்து என்ன என்னோட மைண்ட கொலாப்ஸ் பண்ணீற கூடாது. மட்டன கொண்டு வந்து, இந்த என்னோட ஐட்டம் செஞ்சு குடுக்கறாங்கள்ல, அந்த இடத்தோட சேர்த்து கொண்டாந்துட்டாங்கன்னா, எனக்கு அப்படியே மைண்ட் அப்செட் ஆயிடும். அன்னைக்கு ஓய்வே கெட்டுப்போன மாரி ஆயிடும்.
அச்சச்சோ! ஏங்க உங்களுக்கு மட்டன் மேல அவ்வளோ ஒரு வெறுப்பு?
ஆமா. அது வந்து ஆரம்பத்துலருந்தே எனக்குப் பிடிக்காது, அது மாதிரி. அ. அது என்னவோ தெர்ல. அத வாயில வச்சா, வாயில மெல்லவும் முடியாது, முழுங்கவும் முடியாது. அப் அப்படி கணக்கு. உங்களுக்கு புடிக்குமா மட்டன்னு?
பிடிக்காது. சரிங்க சரிங்க. ஆ, ஆ. சரி சரி. <laughs> ஆ புரியுது, புரியுது. எனக்கெல்லாம் மட்டன் பிடிக்கும்ங்க. அ எனக்குமே ஃபர்ஸ்ட் ஒரு கட்டம் வரைக்கும் பிடிக்காம இருந்துச்சு. அதுக்கப்புறம் பழகிடுச்சு. அ ஓ
சரி. எப்படி அது? உங்களுக்கு எந்த வகையில பிடிச்சு போச்சு அது?

ஓ, இல்லைங்க. ஆனா, எனக்கு இந்த எனக்குமே இந்த திரில்லர், அ, இந்த க்ரைம் திரில்லர். அந்த மாரி இது, மூவி தான் எனக் எனக்குமே இந்த வெப் சீரிஸ் மூவி, அந்த மாதிரி தான் புடிக்கும். நீங்க சொன்னது ஆனா, நான் பார்க்கலை போல இருக்கே. நம்ம <chuckles> மிஸ் பண்ணிட்டோம் போல இருக்கு. ஆ.
சரி. அப்டியா? ம். அ, சரி பாருங்க, வாய்ப்பு கிடைச்சா. அப்ப வந்து, அந்த மணி ஹைஸ்ட்ங்கிற ஒரு சீரியல் சீரிஸ்ஸு அதுல வந்து, அது அப்படியே ஒண்ணா வுட்டோம்னா, 5 நாளைக்கு கூட ஓடும். அந்த அளவுக்கு அத்தனை எபிசோடு இருக்கு, அதுல. மாறி, மாறி வரும். ம். அதனால நான் வந்து அன்னைக்கு ஒரு 4 எபிசோடு ஓட்னேன்னா, எனக்கு ஒரு 3 மணி நேரம் ஆயிருக்கும். அதுங்காட்டி, எங்க வீட்டுல நான் வாங்கிட்டு வந்து குடுத்தேன், இல்லையா? அந்தச் சமையல், இந்த இறைச்சி ஐட்டம்லாம். அதெல்லாம், அப்பிடி சூப்பரா செஞ்சுடுவாங்க.
ஆ, கண்டிப்பா, கண்டிப்பா. ஆ, சரிங்க. ஓ, சரி, சரி. அ, ஓகே, ஓகே. அ, சரி. ஆமா, ஆமாங்க. ஆமா. அ, கண்டிப்பா.
எல்லாத்தையும் வந்து, பக்காவா ரெடி பண்ணி, அந்த சிக்கன கொஞ்சம் அப்பிடி எனக்குப் பிடிச்ச மாரி. இந்தப் பள்ளிபாளையம் சிக்கன்னு சொல்லுவாங்க. உங்களுக்குத் தெரிஞ்சிருக்குமே? அப்பிடியா? உங்க ஊர் பக்கம்லாம் அ அந்தப் பள்ளிபாளையம் சிக்கன, எனக்கு ரொம்பவே விருப்பமா சாப்பிடுவேன். என் என்னனா, அந்தத் தேங்காப் பல்லுலாம் கொஞ்சம் அதுல போட்டு, சின்ன, சின்னதா. நான் கடைல வாங்குறப்பயே, அந்த சிக்கன வந்து என்ன பண்ணி இருப்பேன்னா, அப்பிடியே நறுக்கியிருப்பேன். அப்பிடியே, எனக்கு அந்த ஓய்வு நாள்ல இதெல்லாம் எனக் எனக்கு வந்து ஓய்வு ஐட்டத்துல சேர்ந்தது. என்னனா, கடைல நின்னுகிட்டு, இந்தக் கறி கடையில. அ சிக்கன நல்லா, ஆமா, பொறுமையா வெட்டுங்க. அப்பிடின்னு சொல்லிட்டு, அதுல அதெல்லாம் எனக்கு ஜாலியா இருக்கும். அங்க நின்னுட்டுருப்பேன். ஆனா, அன்னைக்கு கடைல கூட்டம் <chuckles> இருக்கும். அது வேற விஷயம். அ, ஞாயிற்றுக்கிழமைல. அதனால அந்த அங்க கூட்டம் இருக்கும். இருந்தாலும், எனக்குப் பிடிச்ச மாரி கேட்டு வாங்குறதுக்குகெல்லாம் நேரத்த ஒதுக்கி, நிதானமா வாங்கிட்டு வருவேன். வாங்கிட்டு வந்துட்டு
ஆமா. ஆமாங்க, ஆமா, ஆமா. ஓ! சரிங்க, சரிங்க. ஆமா, ஆமா. புரியுது, புரியுது. <chuckles> பொறுமையா, சின்னதா வெட்டி வாங்கிட்டு வர்றது. <chuckles> ஓ! சரிங்க, சரிங்க. ஆமாமா. <chuckles> கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா. ஏன்னா, நம்ப ஓய்வுல இருக்கோம். இருந்தாலும், அன்னைக்கு ஓய்வு நேரத்துல, ஒரு நமக்குப் பிடிச்சமான உணவை சாப்பிடணும்கிறதுக்காகக் கொஞ்சம் நேரம் மெனக்கெடுறதுல, ஒரு பெரிசா அது தெரியாது.
ஆமாமா. அப்புறம் வந்து நான் போயிட்டு அவங்கள்ட்ட சொல்லி அ, இந்த மாரி சின்ன சின்ன பீஸ்ஸா அத வெட்டி வாங்கிட்டு வந்திருப்பேனா. அதுக்கு ஏத்த மாரி, எனக்கு ரொம்ப காரம் போட்டா, எனக்கு செட் ஆகாது. எனக்குக் காரம் ரொம்ப சேர்த்துக்கிட்டா ஆனா, அந்தப் பள்ளிபாளையம் சிக்கன்ல ஒரு விஷயம் என்னன்னா, வர மிளகாய் போட்டுத்தான் செய்வாங்க. அ, உங்களுக்குத் தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு அந்த மாரி. ஆனா, வந்து எனக்கு அது ரொம்ப போட மாட்டேன். அப்புறம் வீட்டுல சொன்னனா, கொஞ்சமா தான் போடுவாங்க. ஆனா, அந்தத் தேங்காவ கொஞ்சம் நல்லா தூக்கலா போடணும். அப்போ வந்து, அந்த மாரி செஞ்சிருவாங்க, அத. அதச் செஞ்சு, அது ரெடி ஆயிட்டு இருக்கும், ஒரு பக்கம். அ, ம். இந்தக் காலைல ஃபஸ்ட் எடுத்தானோ, இந்த ஐட்டத்த செஞ்சுருவோம், பள்ளிபாளையம் சிக்கன்னு. ஏன்னா, ஒரு 09:00 மணிக்குத் தான் நான் வாங்கி குடுக்கறேன். ஒரு 10 மணிபோல, ஒரு 2 இட்லி அல்லது 3 இட்லி வச்சு, இந்த பள்ளிபாளையம் சிக்கன வச்சு ஒரு சி டிஃபன் சாப்பிட்டுருவேன்.
கண்டிப்பா. ஓ! சரி, சரி. காரம் ஆமா, ஆமாமா. வெறும் வரமிளகாய் மட்டும்தான் இருக்கும். ஆமா, கண்டிப்பா. ம், சரி. ஓ! சரி, சரி, அ, சரிங்க. அ, சரிங்க. சரிங்க.